<laughs> இது வந்து கடைசில ஒரு குழாயடி சண்டை மாரி, ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிரும், இல்லைங்களா. இந்த இது.
ரியல். ஆமா, ஆமா. அதனால என்ன பண்ணணுனா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதே இது வந்து, சில பேர் வந்து இப்ப, அ உண்மையிலேயே சமூக உலகங்கள்ல தவறா உபயோகப்படுத்துறவங்க. பெ ரொம்ப பேடா வந்து தவறா க கருத்து தெரிவிக்கிறவங்கள்ல வந்து முற்றும் பண்ணணும்னா, அதுக்குன்னே நெறைய டூல்ஸ் இருக்கு, அதில. அந்த செயலில. உதாரணத்துக்கு அந்த
ம். ம். சரி. கருத்துக்கள்ல வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தனி வரைமுறைகள்லாம் இருக்கு. இல்லைங்களா இந்த இதுல.
ஆமா. அவங்கள பிளாக் பண்ணலாம். அந்த ஒ யாரு அந்த தவறான கமெண்ட உபயோகப்படுத்துகிறாரோ, இல்ல ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது கருத்துத் அந்த மாரி கம் அதாவது என்ன சொல்றது? புகார் தெரிவிக்கிறது. இது போக என்னன்னா, அது இதே இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு. சில நேரம் வந்து மிரட்டுற தோணிலலாம், சில பேர் எழுதுவாங்க.
ம். ம். சரி. அதாவது, அவுங்ளுடைய ஒரு, அதை வந்து ரொம்ப இதா எடுத்துக்குவாங்க. தனிப்பட்ட விதமா எடுத்துக்கிட்டு, அவுங்கள பின்தொடர்தல். இல்ல வந்து, இந்த கருத்துக்காக அவுங்கள கொலை செய்யும் அளவிற்கு கூட சில சமயம் போகுது. இல்லைங்களா, இந்த இதுல.
ஆமா. ஆமா. அந்த மாரி நேரத்துலன்னா, அவுங்க யாரு பேசுகிறாங்க? என்னன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து, அத வந்து, இந்த ஸ்க்ரீன் ஷாட்டுன்னு சொல்லி, அதை ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, எந்த நேரத்தில எடுத்தது? எந்த ஆ நாள்ல எடுத்ததுங்கிற டீ விஷயங்களெல்லாம் வந்து இவங்க வந்து, ஆ காவல்துறைக்கு தெரிவிச்சு, ஒரு புகார் தெரிவிக்கலாம், ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்ததுனா.
ம். சரி. ஆ. காவல்துறைக்கு கொடுத்துட்டா, கொஞ்சம் ஆ. ம். ம். ம். இது, இது வந்து ஒரு, என்ன தான் வந்து நாம சில சமயம் யோசிப்போம், இல்லையா. இவங்க வந்து, இந்த இன்ஃப்ளூயன்சரா இருந்து, நெறைய சம்பாதிக்கிறாங்கன்னு, ஆனா, இதிலேயும் நெறைய ஆபத்துக்கள் இருக்கத்தான் செய்தது. இந்த கமெண்ட் அண்ட் ட்ரோலிங்னால. இல்லைங்களா, இந்த இதில.
ஆமா. ஆமா. நீங்க அதனால, நடுநிலையில நின்னு பேசுனீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா, நடுநிலையில போய் நின்னு பேசுனீங்கன்னா, நீங்க நியாயத்த பேசுற மாரி இருக்கும்.
ஆமா. <chuckles> அது நியாயத்தை பேசினா, என்ன ஆகிரும்னா.
<chuckles> ஆனா, நீங்க நியாயத்த இப்ப ஒரு அரசியல் பேசுறவரு வந்து, நியாயத்தை பேசணும்னு நினைச்சாருனா, அது சண்டையில தான். அது வந்து ய ரே
இல்ல, அவருக்கு ஆதரவு இல்லாம போயிரும், இப்ப ஆ சமூகத்தில. அது ஏன்னா, ஒண்ணு, இடதுசாரிகள் பக்கம் சாயிறீங்களா? இடதுசாரிகள் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. வலதுசாரிகள் சாஞ்சீங்கன்னா, வலதுசாரிகள் கொடுப்பாங்க. ஆனா, நீங்க நடுநிலையா பேசுனீங்க. அப்பிடீன்னா, என்ன சொல்லிருவாங்கன்னா, இவன் வந்து, இரண்டு பக்கமும் வெகுமதி பெற்று விட்டான். அதனால தான் இவனுக்கு வந்து ரெ இந்த பொதுவா பேசுற மாரி பேசுறான். அப்பிடீன்னு சொல்லுவாங்க, இந்த இதில.
ம். ஆனா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, வலதுசாரிகள் ந சொல்றது சரியா இருக்கும். அவங்க வந்து நாடு சார்ந்து பேசுவாங்க. இடதுசாரிகள் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து, ஒரு என்ன சொல்றது? ஓக் ம மனநிலையில தான் பேசுவாங்க. அவங்க கருத்துக்கள இந்தியான்னு கிடையாது. எல்லாவே. பொதுவான இடதுசாரிகளோட கருத்துக்களே, அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஆமா, ஆமா. ம். ம். ஆமா, ஆமா.

புரியுது. ஆனா, இந்த கருத்துக்கள் வரவே வேணாம். அப்படின்னு அவங்க மொத்தமா, முற்றிலும் அதை செயலிழக்கம் செய்யறப்ப, அவங்களுடைய அந்த பதிவேற்றம் பட்ட அந்த படைப்பையும் யாரும் பாப்பதற்கான வாய்ப்புகளும் நெறைய குறையும் இல்லயா, இந்த மாரி நேரங்கள்ல.
கண்டிப்பா. இப்போ அவர் வந்து ஒரு துறை சார்ந்த இப்போ அவரு வந்து முழு நேரமா வந்து "நான் இப்ப இன்ஃப்ளூயன்சரா தான் ஆகப் போறேன். யூடியூப்ல வந்து வீடியோக்கள் பதிவேற்றம் செய்து அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்தினால தான் நான் குடும்பத்தை நடத்தப் போறேன்." அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்னா, அவர் வந்து அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்காகவும் அதுலேருந்து என்ன கத்துக்கலாம்ன்னு தான் பார்க்கணும்.
ம். ம். ம் புரியுது. அதாவது அது ஒரு மனநிலையா உருவாக்கி, அத அதாவது இந்த வேலை செய்யறப்ப இந்த மாதிரி இடையூறுகள் வரும் அப்படிங்குற அந்த பக்குவமான மனநிலைக்கு அவரு வந்தாகணும் இல்லைங்களா? இந்த இதுக்கு.
அதேமாதிரி, க ஆமா, அதாவது அத எப்படி எதிர்பார்க்கணும்னா எந்த வேலைக்கு போனாலும், அங்கே ஒரு சவா சவால்கள் இருக்கும். அதை நம்ம சவால்கள்ல எதிர்கொண்டு தான் நம்ம அண்ண அண்ணாட வேலைகள்ல வந்து நம்ம செய்து வர்றோம். அதேமாதிரி இந்த வேலையில இந்த பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குm என்ன இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இதை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த இத பத்தி அது போக அது வந்து, சில பேர் எதிர்மறையா கூறினாலும் நெறைய பேர் வந்து என்னன்னா, அத வந்து ப் பா நேர்மறையாகவும் கூறியிருப்பாங்க. ஆமா, நேர்மறையான கருத்துக்களும் தெரிவிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க அந்த கமெண்டை வந்து லைக் பண்ணலாம், எதிர்மறையா இருக்கிற கருத்துக்களுக்கு வந்து நீங்க உங்களோட தரப்ப நீங்க வேணுண்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதை வந்து நான் எதனால எப்படி இதனால் உணருறேன், எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் நீங்க அத எடுத்துரைக்கலாம். அந்த கமெண்ட் கீழ கமெண்ட் போடலாம்.
ம். ஆமா. சரி. ஆமோதிக்கவும் செய்வாங்க இல்லயா? அதை ஆமோதிக்கவும் செய்வாங்க. உற்சாகப்படுத்தவும் செய்வாங்க. ம். ம். அதாவது அவங்க சொல்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் குடுக்கறது ஒரு நல்ல நடைமுறை. ஆனா, அத அவங்க அதவா அத அதையும் நல்ல விதமா எடுத்துக்குவாங்ககறதுக்கான அறுதியிட்டு கூற முடியாது இல்லையா நாம.
கண்டிப்பா. அதாவது நீங்க எந்த கமெண்டுக்கு வந்து நீங்க திரும்ப விளக்கம் அளிக்கணும்னு தேவ இல்லன்னா, இப்போ ஒருத்தர் கெட்ட வார்த்தை உபயோகிக்கிறார்னா, அங்க தேவையே கிடையாது. அதை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா வந்து
புரியுது. ம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு மதிப்பு தரக்குறைவற்ற செயல வேணும்ன்னே, நமது கவனத்த திசை திருப்பதற்கா அத செய்றாங்க இல்லங்களா? அந்த இடத்தில.